அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா வந்து அவுங்களுக்கு எழுதத் தெரிலைன்னாலும், அந்த ஸ்க்ரிப்ளிங் பண்றது, கிறுக்குறது வந்து கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோட்ல வந்து அவுங்க கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம, அவளையும் படிக்க விடுவாங்க. அவுங்க பாட்டுக்க அவுங்க வேலைகளை பாத்துட்டு, அ குடுத்தோம்ன்னா வந்து, இந்த மாரி கிறுக்குறது, அ புக்ல வந்து படம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு சில வார்த்தைகள் வந்து, அவுங்க கத்துக்கிட்டு வர்றாங்க. அதே இத வந்து இது பாடல் வழியில சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, வந்து, ரைம்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து, அட்ராக்ட் ஆகுது. அந்த மாதிரி சொல்லிக் குடுக்கும்போது, அவுங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சு, எதாவது 1 ரைம்ஸ் கத்துக் குடுத்தோம் அப்டின்னா வந்து, அவுங்க அழகா பாடுறாங்க. ஆனா, இந்த ரிஸ் மொத்தமா அந்த கோர்த்து வார்த்தைகள் பேசுவதற்கு, சிரமம் இருக்கு.
ம். ஆமா. அழகழகு. புரியுது. புரிது. புரியுது, புரியுது. சூப்பர். சிரம இருக்கு. ஓ! புரியுது, புரியுது. இப்போ, ஆ இப்ப நீங்க 2 கொழந்தைங்க சொல்றீங்கள்ல. அந்த 2 கொழந்தையோட மொழியும் வந்து, இப்ப நீங்க கோவப்பட்டீங்க. அப்டின்னா, அவங்க உங்களோட மொழிய எப்டி புரிஞ்சுகிட்டு, அத எப்படி உங்க கிட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க? <tsk> இப்ப நீங்க கோவப்படுறீங்க, இல்ல சந்தோஷப்படுறீங்க, இல்ல வந்து அவுங்களுக்கு அன்பு காட்டுறீங்க. அத வந்து எப்டி உங்க கிட்ட வெளிப்படுத்துவாங்க? அவுங்களோட மொழியில?
ஆமா. கண்டிப்பா. இது வந்து, என் மூத்த பொண்ணு வந்து வந்து பண்ணுறத பாத்து, அப்டியே என்னோட இளைய பொண்ணு பண்ணுவா. அவளுக்கு வந்து எதோ ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, அவுங்க அக்காவை தான் பாப்பா. இப்போ சந்தோஷமா இருந்தான்னா, என்னோட பெரிய பொண்ணு வந்து, என்னை ஹக் பண்ணிட்டு, கொஞ்சுறது அப்டி பண்றான்னா, அதையே அப்டியே பாத்து அவ அப்டியே காப்பி பண்ணுவா! <chuckles> அந்த விஷயங்கள் வந்து, அவுங்க 2 பேருமே பண்ணுவாங்க.
ஓ! ஒ! ம். ம், சூப்பர்! ஓ! <chuckles>